ஆ. இப்ப பாத்திங்கன்னா அ எல்லாத்துக்குமே வந்து சகோதர சகோ அ சகோதரிகள் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட அ ஆட்டோமேட்டிக்காவே நமக்குன்னு ஒரு உறவு ஒண்ணு வளரும். நீங்க உங்களுடன் நீங்க எப்படி அந்த உறவ பாக்குறீங்க எப்படி அந்த உறவ வளத்துக்க நினைக்கிறீங்க? அ அவங்களுடைய எதிர்ப்பார்ப்புகள் உங்கள்ட்ட என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்ககிட்ட என்னென்ன இருக்கு?
இது வந்து சிறு வயதுல வந்து நாங்களுக்கு சொந்தக்காரங்க கெடையாது. அ எங்கள தனியா தான் வளத்தாங்க. ஏன்னா நாங்க சொந்த ஊர விட்டு எங்க அப்பா வந்து வெளிய வந்துட்டாரு ஒரு சூழ்நிலைகள் காரணமா. வெளிய வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்டின்னா நாங்க ரொம்ப தூரம் தள்ளி வேற தமிழ்நாட்ல வேற ஒரு பகுதியான திருப்பூர்ல தான் தங்கி வாழ்ந்தோம். எங்களுடய சொந்த ஊரு தேனி. அந்த இதில முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலைல தான் எங்க அம்மாவும் வந்து நாங்களும் இருந்தோம் அப்டிங்கறனால எங்களுக்கு ஒரு பெரிய உதவி எதுவும் கெடைக்ல. நாங்க 3 பேரு மட்டும் தான். அந்த குட்டி 3 பேரு குட்டீஸ், லைனா. எனக்கு என்னுடய எனக்கு 2 தங்கைகள். எனக்கு அப்புறம் வந்து நான் மூத்த பையன். எனக்கு அப்புறம் வந்து ஒரு தங்கை, அவங்களுக்கும் எனக்கும் 3 வயசு வித்யாசம். அதுக்கப்புறம் ஓ அந்த 2வது தங்கைக்கும் எனக்கும் 4 வயசு வித்யாசம். அவங்க கொஞ்சம் கடக்குட்டி டக்குனு தெரியாம பெறந்தாங்க அவங்க, இருந்ததே தெரியல. அந்த இதில சரிங்களா? ம். இந்த மாரி இருந்துச்சு. அ சிறு வயதுல வந்து என்னன்னா எப்ப பாத்தாலும் எனக்கு கோவம் நானுது இந்த அடுச்சு வெளையாடுவோம் தெரியுங்களா? எப்ப பாத்தாலும். அதுல வந்து ஆடுக என் தங்கச்சிக்கு ஏதா புடிக்கா அப்புட்னா சட்டு, சட்டு, சட்டுன்னு அடிப்பேன். அந்த இதில. அப்ப வந்து
ஓஹோ! செரிங்க. ஓ! செரிங்க. நீங்க. ம்ம். ஓஹோ! <laughs> ஆ, அருமைங்க. ம். ஆமாங்க. அச்சோ! நானுமே ஒரு தங்கச்சி தாங்க. எனக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்ட்டு. <laughs> ம்.
<laughs> ஆமா. எங்க வீட்ல ஒரு 2முற பாத்தாங்க. அப்புறம் 3வது முற எங்க அம்மா கூப்ட்டு ஒரு நாள் பொறுமயா, ஒரு எ ஒரு அப் ஒரு 6 வயசு இருக்கும்ன்னு நேனைக்கறேன் அனேகமா. கூப்ட்டுட்டு "இல்லப்பா தங்கச்சிய அடிக்காதே" அப்டி, இல்ல "அவ இப்டி பண்றா" அப்டின. "அப்டி பண்ணாலும் நீ அடிக்கக்கூடாது", அப்டின்னு. "ஏன்?" அப்டினோனே, "இல்ல நீ வந்து என்னைக்குமே என் கூட தான் இருப்ப. ஆ ஆனா வந்து ஒ அவங்க வந்து வளந்ததற்கு அப்பறம் கல்யாணமாகி வேற வீட்டிக்கு போயிருவாங்க அதனால நாம நம்ம வீட்ல இருக்கப்ப சந்தோஷமா வெச்சுக்கணும்" அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. நான் "வேற வீட்டிற்கு எதுக்கு அவங்க போறாங்க?" நமக்கு அந்த புரிதல் இருக்காது இல்லயா? அந்ததுல.
ம். ம்ஹ்ம். ம். சரிங்க. ஓஹோ! ஆமாங்க, கண்டிப்பா. ம்.